அதேதாங்க. ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோனா, இவிங்க வச்சு விளையாடுவாய்ங்க பாருங்க, எடுத்து போட்டு ஜாமான. அதெல்லாம் வந்து எங்க வீட்லலாம் காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்டியே கிடக்குங்க. ஏன்னு கேட்டா! நான் எ அள்ளி வைப்பேன், மறுபடியும் எடுத்து வந்து கொட்டுவாங்க. அப்ப நமக்கெல்லாம் அப்டி கடுப்பாகும் பாருங்க.
அப்படியே மனசெல்லாம் பதறும். ஆமாங். கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் அதனால என்ன தெரியுமா பண்ணிட்டேன். "நீ இப்ப உனக்கு பள்ளி விடுமுறை இல்ல தானே, அதனால நான என்ன பண்ணிட்டேனா உன்னோட பொம்மை எல்லாத்தயும் மூட்ட கட்டி மேல பரணில போட்டுட்டேன். உனக்கு எப்போ விடுமுறை இருக்கோ, அதாச்சும் கோடைக்கால விடுமுறை தானே உனக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ எடுத்து தாரேன்னு." சொல்லி நல்லா ஒரு சாக்கு சொல்லி என்ன பண்ணிட்டேன்னா எடுத்து ஒழிச்சி வச்சிட்டேங்க. காரணம் என்னென்னு சொல்லி பாத்திங்கனா ஆமா காரணம் என்னென்னு சொல்லி பாத்திங்கன்னா, வீட்ல கால் எடுத்து வச்சா நானே வலிக்கி உழுவுறேன். அந்த அளவுக்கு பொருள இறைச்சி வச்சிருப்பா இது நமக்கு தேவையா?
ம். ம். ஆமா. பிள்ளைங்கள ஏமாத்திருக்கீங்க? <chuckles> அது சொல்லுங்கங்க. குட்டி குட்டி பொருளெல்லா கூட இந்த பில்டிங் ப்ளாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அத அடுக்கி விளையாடுறாய்ங்களோ இல்லையோங்க. அது கிண்டி விளையாடுறாய்ங்கங்க. ம். அத பாத்திரத்துல போட்டு கிண்டறதென்ன அது வந்து அங்கங்க, அங்கங்க கிடக்கும் நம்ம வந்து இது தெரியாம கண்ணு முண்ணு பாக்காம நேரா பாத்து நடந்தோன்னு வைங்க, அதுல ஏறியும் ஏறி கால்ல குத்தி அனுபவம்லாம் எனக்கு இருக்கு அது நல்லா ம்.
கரெக்ட்டா சொன்னீங்க. செதறி போட்டு விளையாடுவானுங்க. ஆமா எனக்கும் இருக்கு. கால்ல கொத்தி ஒரு தடவ எனக்கு வந்து உள்ளற ரத்தமே வந்துச்சு அது உடைஞ்சி, குத்திருச்சு ரத்தமே வந்துடுச்சு.
அதுதான், அதுதான் அந்த மாரி குழந்தைகள்ட்ட வந்து
இந்த வேலையெல்லா நடந்திருக்கு அப்போ பரவாயில்லங்க என் வீட்டில மட்டும் தான் அப்படி இருக்குன்னு ரொம்ப கவலப்பட்டேன். எல்லா வீட்லயும் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கு. அதாச்சும் நான் பெற்ற "நான் பெற்ற இன்பம் வையகமும் பெருக!" அப்படிங்கிற மாரி மனசு ரொம்ப சந்தோசமா இருக்குங்க. அதுவும் இப்போ உங்கள்ட்ட இந்த மாரி தகவல்.
<chuckles> அதுதாங்க, அதுதாங்க. அதேதான். யாம் பெற்ற இன்பம், அதேதான். அதே தாங்க, அதனால கவலைலாம் படாதீங்க. வீ அதனால கவலைலாம படாதீங்க. சின்ன பிள்ளைக இருக்கற வீட்ல எல்லா வீட்லியும் இது தான் பொழப்பு. <chuckles> ரொம்ப அழகா வந்து என்ன மாரியா வீட்ட வந்து சுத்தம் பண்ணுவீங்க? அதுவும் உங்க வெள்ள டைல்ஸ நீங்க சுத்தம் பண்ண விதம் இருக்கே, அப்பா! ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க கிட்ட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சி நன்றிங்க.
ஆமாங்க.

ஆமா. அத அப்படியே சேரி வுட்டுட்டு நம்ம வீட்ல வந்து ஒரு 5 நிமிஷம் ஒக்காருவோம் அப்படின்னு சொல்லி பாக்கறதுக்குள்ள, இதெல்லாம் பாத்தா ஒக்காரவா தோணும்? சுத்தமே பண்ணி முடிச்சிடலான்னு. அந்த அந்த 5 நிமிஷத்த இதுலயே செலவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடு தொடைக்கிற மாப்ப கையில எடுத்துருவேன். அதுக்கப்பறம் ஊற வச்சதுக்கப்பறம் மேல என்ன பண்ணிருவேன்னா, இந்த மாப்புல போட்டு தொடச்சோனு வச்சுக்கோங்களேன், அது அழுக்கு எங்க பாத்தாலும் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணிரும். அனா பழைய
சரிங்க. ஐயோ! ஆமாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து, இந்த மைக்ரோஃபைபர் துணிலாம் வந்து பயன்படுத்தியிருக்கீங்களா?
அதெல்லாமே நான் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. ஒரு ரூ. 1,000க்கு வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். ரூ. 2,000க்கு வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். அது எல்லாமே அது வந்து எப்படி சொல்றது சொல்லி பாத்தீங்கன்னா அழகுக்கு மட்டுந்தான். நம்மளுடைய வீடு பண்ற
அதுவும் போ மாட்டதா? அச்சச்சோ! 1 டைம் யூஸ் மாரி இருக்கோ?
அது வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்ச்சீப் மாதிரி. தண்ணிய தொட்டு தொடச்சுக்கலாம். அவ்வளோதான் தவிர, அழுக்கெல்லாம் பெரிய லெவல்ல போகாது. என்ன? அ அந்த பழைய
அதுதான், அதுதான். ம். ம். சரிதான். அது வந்து அடுப்பு தொடைக்கிறதுக்கு, அடுப்புக்கு கீழ உள்ள இந்த அ அதுக்குதான் பயன்படும்.
அதுக்கெல்லாம், அ அடுப்பு மேடையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் அது வந்து நல்லாயிருக்குங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அதுவும் நான் வச்சுருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கு ஒத்துக்கிறேன். ஆனா, இந்த இது மைக்ரோஃபைபர் மாப் ப்ளோர் தொடைக்கிறதுன்னு ஆசை ஆசையா வாங்கினேன். ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன். அது தண்டம்.
ம். செரி, செரி. <laughs> அ. அய்யய்யோ! அதுக்கு வீட்ல வேறு திட்டு விழுமேங்க பயங்கரமா! <chuckles>
"ஆமா. நீ தொடைக்கிற தொடைக்குக்கு ரூ. 1500க்கு மாப்பாடி?" அப்படின்னு சொல்லி என் கணவர் கேட்டார். நான் அப்போ சொன்னேன், "அப்ப நீ திங்கட் அப்ப நீ திங்கட்கிழமை, திங்கட்கிழமை லீவ் போட்டுர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "இல்ல, இல்ல. ரூ. 1500க்கே வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டார்.
<laughs> அப்படிதாங்க நடக்குது. <chuckles> <laughs> அவ்வளதான். நம்ம பக்கம் இழுத்துற வேண்டியது என்னனாலும். அ, இல்லனா
ஏன்னா, நம்மளோட கருத்த முன் வைக்கம்போது, நான் வந்து வே அதுலாம் வாங்கி கொடுத்தேதான் ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. "அப்போ நீங்க வந்து திங்கட்கிழமை, திங்கட்கிழமை லீவ் போட்டுருங்க. ஏன்னா, எனக்கு ரூ. 1500 மாப்பெல்லாம் வேணாம். எனக்கு ரூ. 200 மாப்பே போதும்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, இல்ல. நீ வந்து மாப்பே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு. செரிங்க அப்படி வந்த வெரசுல, அந்த மாப்பு வந்த உடனே கடகடகடன்னு அப்படியே கை கால்லாம் பரபரன்னு இருந்துச்சு. போட்டு தொடச்சு பாப்போம் எப்படி பள பளன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, <smacks lips> பாத்தா இன்னிக்கி இன்னமும் ஒரு ப ஒரு தடவ மட்டும் நல்லாயிருந்துச்சுங்க. அது புதுசுல்ல! அதனால நல்லாயிருந்துச்சு. அடுத்த, அடுத்த தடவை இத்தனைக்கும் அந்த மைக்ரோஃபைபர் துணி எல்லாத்தையுமே ஒவ்வொரு வாட்டி வீடு தொடச்சதுக்கப்பறமும் நான் கிளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் யு யூஸ் பண்ணுவேன். அதையும்,
ம், ம். <laughs> சிறப்புங்க. ம். அ, சரி. ஆனா, அது கறை போ மாட்டேங்குதுல்லங்க? நானுமே வாங்கி பயன்படுத்தினேன். அது நம்ம மொத தொடைக்கும்போது நீங்க சொன்ன மாரி பளபளன்னு ஆகுது. <chuckles> 2வது தடவை அது வந்து நம்ம என்னதான் கழுவி போட்டாலுமே, அது ஒரு கறை மாதிரி அதுல வந்து படிஞ்சுருதுல்ல?
ஆமா. ஆமா. அது வந்து அது வந்து புது மாமியா, அப்படிதான் பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் போக, போக தேஞ்சு போயிடுது. என்ன பண்றது? நமக்கு. அந்த மாதி அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஆமா.
<laughs> அ. அதேதாங்க. விளக்கமாறு தேயும் பாருங்க. விளக்க மாறாவது கொஞ்சம் நாளைக்கு உழைச்சுட்டு தேயும். இது உடனே ஒரு 1 டைம் யூஸ்லயே தேஞ்சு போயிருதுங்க.
ஆமா. அது